கஷ்டப்பட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி சீற்றங்கள் நடக்கும்போது, முன்னெச்சரிக்கையா என்னென்ன பண்ணலாம் நம்ம?
முன்னெச்சரிக்கையான்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாடி வீடுன்னு இருக்கிறவங்க வந்துட்டு, ஒரு விதத்தில பிரச்சனை இல்ல இப்ப ஏன்னா, கீழ வந்துட்டு எவ்ளோ தண்ணீ வந்தாலும், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு அ நம்மளோட பொருட்களல்லாம் எடுத்துட்டு மேல மேல ஒரு வீடோட இருந்தது, அதுக்கு மேல தான் வந்துட்டு மொட்டை மாடி இருக்கு அப்டின்ற மாரி இருந்ததுன்னா, நம்மளோட முக்கியமான பொருட்கள், அ மின்சார பொருட்கள்னு இருக்கலாம். ஆ நம்மளோட முக்கியமான இந்த நகைகள், ஆபரணங்கள் அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போய் வக்கணும்னா, முன்னாடியே எடுத்துட்டு போய் வச்சுட்டு நல்லா ஒரு பத்திரமான இடத்துல பூட்டி வச்சரணும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, நெறையா பேரோட வாழ்வாதாரம் வந்து, இதுனால பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா?
ஏன்னா கண்டிப்பா. ஏன்னா நான் இந்த இந்த காலகட்டத்தில அந்த சென்னை சைட்லல்லாம் வந்து கா சம்பாரிக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதனால அவுங்க அத ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பாங்க. அந்த பொருள தான் ஃபர்ஸ்ட்டு பத்திரப்படுத்தத்த பாப்பாங்க. அவங்கள தாண்டி.
நிச்சயமா, நிச்சயமா.
அப்படின்றப்ப
நிச்சயமா, நிச்சயமா. சரியா சொன்னீங்க.

இந்த மாதிரி அனுபவமும் நானுமே அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு உதாரணங்கள் தெரியுமா?
ஆ. உதாரணங்கள்னு பார்த்தீங்கன்னா. ம். இந்த மேரி மக்களுக்கு வந்துட்டுது அரசாங்கம் ரொம்ப நல்ல விதமா உதவணும். என்னன்னா அரசாங்கம் செய்யுது தான். செய்யலேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சொல்ற விஷயத்த வந்துட்டு, நல்ல விதமா. அதுல சொல்ற மேரியே இப்போதும் நடந்துக்கிட்டோம் செஞ்சோன்ற மாரி எந்த அரசாங்கமுமே இன்னும் வரல நம்ம ஆ நாட்டுக்கு. உண்மையா சொல்லனும்னா டைரக்ட் அ. எல்லாரயும் பத்தி பொதுவாவே சொல்றேன். ஏன்னா, அ ஒரு விஷயத்த செய்ய போறோம். அ இப்ப வந்துட்டு ஆரம்பிக்க போறோம், ஆரம்பிச்சு வைக்க போறோம். அப்படின்றதுல மட்டும் தான் அந்த கவனம் இருக்கே தவிர, அந்த 1 மணி நேரத்துக்கு தான் அது. ஒரு 2 நாளைக்கு அது வந்து தொடருது. 3வது நாள்லேருந்து பார்த்தோனா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்க. சும்மா கண் தொடைப்புக்கு இருக்கு அது எல்லாமே.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா.